ஆமாங்க. அவுங்களுக்குன்னே தனியா வந்து மருத்துவர் இருப்பாங்க.
எடுக்கவும் மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா இருக்கு. ஆமா. இல்ல மருத்துவர விடுங்க. நான் சொல்றது இந்த எக்ஸ்ரே அந்தமாரி விஷயங்கள் சொல்றேன்.
அந்த ஸ்கேன் போன்ற விஷயம். சரிங்க.
அப்போ சொல்லும்போது சொன்னாரு, நீங்க வந்து நான் ஒரு நம்பர் தர்றேன். அதில பேசுங்க. அவங்களே வந்து எடுத்துருவாங்கன்னா, என்னது எக்ஸ்ரே வீட்ல வந்து எடுப்பாங்களா! அப்பிடின்னேன்.
அடடா! நிஜமாவா? நாய்க்குட்டிக்கா?
ஆமாங்க. அதுதாங்க எனக்கு ஆச்சரியமா போச்சுன்றேனே!
சூப்பருங்க. அப்புறம் என்ன ஆச்சுங்க? எப்பிடி வந்து எடுத்துட்டு போனாங்களா?
இல்ல. அதுக்கு தேவையில்லன்றமாரி ஆயிடுச்சே! அந்த, அந்த ஒரு இது தேவையில்லன்றமாரி ஆயிடுச்சு. அதனால பிரச்சனை இல்ல. என்ன அது வீட்ல வந்து நான் வேணா இது பண்றேன். நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு அந்த வீட்ல வந்து நீங்க வந்து கூப்பிட்டு பண்ணிக்கலாம்.
சரிங்க. கண்டிப்பாங்க.
எனக்கு நான் யோசிச்சேன். எக்ஸ்ரே வந்து வீட்லயா! எப்பிடியா! அவன் அதுக்கு இருக்குங்க. இப்பல்லாம் இருக்கு அப்பிடின்றாங்க. இப்போ கூட பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து எக்ஸ்ரே எடுக்கலாம், எக்ஸ்ரே இது பண்லாம், எத என்ன என்னென்னவோ பண்லாம் போல இருக்கே! வுட்டா சிடி ஸ்கேன் கூட எடுப்பாங்க போல இருக்கு.
நிச்சயமா. கண்டிப்பா. ஆமாங்க. விட்டா வந்து சிகிச்சையே வந்து வீட்டிலேயே வந்து அழகா பண்ணிக் குடுத்துட்டு போயிருவாங்க போல.
ஆமா. அதுதான் சொல்றேன். அதாவது இந்த ப பணக்காரர்கள்லாம் சொல்வாங்க, நாங்க "ஹாஸ்பிட்டல்லயே வீட்டிற்குள்ள வச்சிருந்தோம்" அப்பிடின்னுவாங்க அதுக்குப் பதிலா இப்ப வந்து வந்துருன்னு நினைக்கிறேன். ஆ ஆ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துனு போயிட்டு, வந்து நமக்கு வந்து பார்த்துட்டு அப்பிடியே இருந் திருப்பி போயிடுவாங்க போல இருக்கு.
ஆமாங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பா! ஆமாங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல், அந்த ரோபோடிக் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. இந்த சிகிச்சை எல்லாம் வந்து இந்த ரோபோடிக்ஸ் பண்ணுது. வெளிநாட்ல எவ்ளோ வந்து அது பிரபலமா இருக்கோ! இப்ப தான் அது வந்துக்கிட்டு இருக்கு.
ஆமாங்க. அது அது இப்போ தான் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு அது. இன்னும் வந்து முழு முழு அளவுல வரல. இப்ப தான் வந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் வந்து முழு என்ன சொல்வாங்க, வெற்றிய வந்து இன்னும் அடையலன்றதான் உண்மையான ஒரு விஷயம்.
ஆமா.

ஆமாங்க.
இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஆயிடுச்சு, அது வேற விஷயம். அதுல நடுவுல வந்து, அந்த அந்த பழைய தெர்மாமீட்டர்ல பாக்கிறதற்கு வந்து தெரியணும், அப்படின்னுவாங்க.
ஆமா. ஆமாங்க.
இத ஒரு மாறி வச்சுதான் பாக்கணும்.
ஆமா, உண்மையா. ஏன்னா வந்து, அதில வந்து, மெர்க்குரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது எந்த,
இன்னைக்கிருக்குற தெர்மாமீட்டர்லயும் மெர்குரி இருக்கு.
ஆமா. அது எந்த இல்ல. நான் அந்த பழைய காலத்து மெர்க்குரி சொல்றேன். அது எந்த மெர்க்குரி அளவு எங்க போய் நிக்குதோ, அது தான் நம்ப இதுன்னு. அ.
ஆனா, டிஜிட்டலா காமிச்சுருது. ஆமாமா. ஆமாமா. அது வந்து பாக்கறதுக்கு, ஒரு வெள்ள கலர்ல ஒரு பெயிண்ட் அடுச்சுருக்குங்க.
ஆமாங்க.
அத வச்சு தான் பாக்க முடியும். அத ஒரு மாதிரியா வச்சு தான் பாக்கணும். நெறையப் பேருக்குத் தெரியாது அது. உண்மையை சொல்லணுனா, அந்த காலங்கள்ல.
நிச்சயமா. கண்டிப்பாங்க.
இப்ப அந்த அந்த பிரச்சனை கிடையாது. இப்ப எல்லாமே வந்து, என்ன சொல்வாங்க? ஆ, டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு விட்டதுனு வச்சுக்கங்க.
வந்துருச்சு.
இப்ப அந்த டிஜிட்டல் தெர்மாமீட்டர் தான யூஸ் பண்றாங்க எல்லாருமே. யோகிக்கிறதே அதான். அது பாட்டுக்கு வக்கிறாங்க. அது ஒரு அந்த இது வந்ததுக்கு அப்புறம், கீ கீனு கத்துது. அத எடுத்துப் பாத்துட்டு, இது தான் உன்னோடதது. இன்னும் கூட இப்ப வந்து, தொழில்நுட்பத்தில முன்னேறி, வெறும்ன ஒரு அப்படி வச்சு, அந்த நெத்தியில வச்சு, ஒரு கன்னு மாரி இருக்கு. அத அடுச்சு பாத்தே சொல்லிடுறாங்க. இது தான் உன்னோட இதுனு.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. அதுவும் வந்து, அந்த கோவிட் பீரியட்க்கு அப்புறம் தான், இந்த மாரி இன்னும் இந்த மாரி விஷயம், தெர்மாமீட்டர் வந்தது.
ஆமாங்க, ஆமாங்க. உண்மையிலேயே, உண்மையிலேயே. என் நண்பரே கூட வாங்கி வச்சாரு, அந்த மாரி. ஒரு <chuckles> தெர்மாமீட்டர.
சரிங்க. ஆனா, அது நமக்கு எப்படி காமிக்குதுன்னு, நமக்கு புரியவே இல்ல, இல்லையா?
ம்.